இப்ப பாத்தீங்கன்னா, நம்ப வந்து நம்ப பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளையா வளர்ந்துருப்போம். ஆ, அதுக்கடுத்து ஒரு தருணம் வரும்போது, நம்ப ஒரு பெற்றோரா மாறிருப்போம். அப்ப அந்த முதல் முறை நம்ப பெற்றோரா ஆன தருணம் வந்து, நீங்க எப்டி உணர்ந்தீங்க? ஏன்னா எல்லாருக்குமே அந்த தருணம் வந்து ரொம்பவே பெரியதொரு தருணமா இருக்கும். ஒரு 2வது குழந்தை நம்பளக்கு வரும் போது கூட அந்த தருணம் அதே மாரி இருக்குமான்னு தெரியாது. ஆனா முதல் குழந்தைக்கு வந்து, அந்த தருணம் வந்து, நம்பளே நினைச்சி பாத்துருக்க மாட்டோம். நம்பளே அறியாம நிறைய பண்ணியிருப்போம். நிறைய உணர்ச்சிகள் அந்த நேரத்துல நம்பளுக்கு வந்திருக்கும். அந்த தருணம் உங்களுக்கு எப்டி இருந்திருக்கு?
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. எமா. ம். நிச்சயமா. நிச்சயமா. இந்த தருணத்த எப்டி <chuckles> விலக்கி சொல்வதென்று எந்த பெற்றோருக்கும், ஒரு என்ன சொல்றது? ஒரு, ஒரு அ ஒரு உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருக்கும். இல்லையா? அது அது இப்ப நினைத்து பார்த்தாலும், அது ஏதோ ஒரு பெரிய ஒ புதிய உலகம். உலகத்துக்குள்ள நம்மள நுழைச்சு விட்ட மாரி. அ ன் ன் நம்மளால நினைச்சுப் பார்க்க முடியாத, ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரி. சந்தோஷம், ஒரு ச ஒரு ஆச்சரியமான விஷயம்! இன்னும் சொல்லப்போனா ஒரு அதிசயம். மிராக்கிள் ன்னு சொல்வாங்கள்ல, ஒரு அதிசயம். இப்பிடி எந்த உணர்வுகளை சொல்லலாம்னு நினைச்சா, எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு அ இ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒரு வித்தியாசமான, ஒரு இல்ல வாழ்க்கைல நாம இந்த விஷயங்கள சொல்கிறோம்ல. நம்ம சாதாரணமா சந்தோஷம், நிம்மதி, அ சமாதானமா இருந்தோம். அப் இப்டி இது எல்லாம் பரவசம் இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி இது இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு. இப் இ இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்‌க்கு ஆ
சரி. <chuckles> கண்டிப்பா. ம். கண்டிப்பா. சந்தோஷம்! ம். கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> அதாது அதாது, ம் மத்த ஒரு ஒரு சந்தோஷத்தயோ இல்ல ஒரு இது ஒரு <tsk> ஒரு விஷயத்தயோ நம்ம வார்த்தையால நம்ப அத விவரிச்சிரலாம். எனக்கு வந்து இந்த ஒரு அ இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொல்லிரலாம். ஆனா, இந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இருக்காது அத எப்டி, எந்த வார்த்தைய வச்சு, அத அ முழுமை அடைய வைக்கிறதுன்னு தெரியாது.
ஓர் ஆமா. வார்த்தையா ஆமா, ஆமா சொல்லுங்க. சரிதான். அதனால தான் இப்ப உங்ககிட்ட அதபத்தி சொல்றதுக்கு நான் தடுமார்றேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். <laughs> எந்த ஆமா அது அத, அத வந்து அத ஸ் ஒரு வார்த்தைக்குள்ளயோ, ஒரு எல்லைக்குள்ளயோ நம்மளால வந்து அதை எடுத்து கொண்டு வந்து பூட்டி போட்டு வைக்க முடியாத ஒரு அனுபவம். இவ்ளோதான் என், என், என் தமிழ் கூட. அதுல என்ன வார்த்தைய கண்டுபிடிச்சு வச்சிருக்குன்னு, எனக்கு தெரியல. பட் இதுக்காகவே ஒரு வார்த்த கண்டபிடிச்சு வச்சிருந்துதுனா? என் மொழியில இருந்துச்சுனா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் தான், இந்த பெற்றோர். நம்பக்கூடிய, நம்ப முடியாத, இல்லையா? ஒரு சந்தோஷமான, ஒரு பரவசமான, அதே சமயத்துல பொறுப்புகளை உணர்த்தக்கூடிய, ஒரு பயத்தை தரக்கூடிய அ புரியிதுங்களா உங்களுக்கு? ஆமா.
புரியுது, புரியுது. <chuckles> புரியுது, புரியுது. அதனால தான் நா இந்த வார்த்தைய சொல்ல வர்றேன். அ. எடுத்துட்டு வர முடியாது. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. <chuckles> ஆமா. ஆ! கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த நேரத்துல நம்பளுக்கு ஒரு 100% நம்பளுக்கு ஒரு எ எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு நம்பளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு துளியளவாது அது ஒரு பயம் வந்துருக்கும். ந <tsk> ம்பளக்குன்னு ஒரு குழந்தய ஆமா ஆமா ஆ, கண்டிப்பாங்க. ம்.
அந்த ஓரத்தல ஆ, சமுதாயம் கண்ணுக்கு வரும், குடும்பம் கண்ணுக்கு வரும், எதிர்காலம் கண்ணுக்கு வரும், பயம் கண்ணுக்கு வரும், பொறுப்பு கண்ணுக்கு வரும். இருதயத்திற்குள்ள ஒரு மூளைல அதுவும் அது லேசா, அதாவது சொல்வாங்கள்ல அந்த திஷ்டி பொட்டுனு குழந்தைகளுக்கு வப்பாங்கள்ல கன்னத்துல அழகா பாத்து. அத அதான் மூஞ்சி பளிச்சுனு இருக்கும் போது, திடீரென்று ஒரு கருப்புள்ளிய அங்க வைச்சோம்னா அது ஒரு ஒரு திருஷ்டி பிரக் பிப பிரகாரம் கழிக்கிற மாரி இருக்கும் போல. அதான் அது நிச்சயத்த அப்படிப்பட்டதான ஒரு பரவசமான ஒரு பெரிய அனுபவத்தை நாம ப பெற்றுக் கொள்ளும் பொழுது, அது ஓரத்தில அந்த உணர்ச்சியும் அந்த அ இருக்கத்தான் செய்து. அது நல்லதுக்கு அப்படின்னுதான், அந்த திஷ்டி பொட்டாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஆனால், ஆமா, இது தான் நா உங்களுக்கு இந் இந்த விஷயத்த குறிச்சு எனக்கு சொல்ல முடியும். "நீங்க எப்டி உணர்ந்தீங்க?" ஆமா, அப்படின்னா.
கண்டிப்பா. ஆமா. <chuckles> எப்புடி? <chuckles> ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா இருக்கும். ஆமா, ஆமா. பாக்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. ஆமாமா. ஆ கண்டிப்பா அந்த குழந்தைய முதல் குழந்தைய வந்து நம்ப கைல ஏந்தம் போதா இருக்கட்டும். அந்த குழந்தையோட முகத்த பார்க்கும்போதா இருக்கட்டும். அந்த ஒரு தருணமே நம்பளால சொல்ல முடியாது. அந்த ஒரு தருணத்துல நீங்க என்ன, என்ன உணர்ந்தீங்கன்னு என்னால கேட்க முடியாது. "அந்த தருணம் எப்டி இருந்துச்சு உங்களுக்கு?" அந்த மாரி தான் கேட்க முடியும்.
மா ஆமா. அந்த ஒரு பரவசம் அல்லது இன்னொரு கனவு அப்படி இல்லாட்டி ஒரு டைம் ட்ராவல், புரியுதா உங்களுக்கு? <laughs> என்னமோ, என்னமோ என் வாழ்க்கைல சம்பவிச்சிருக்கு, அப்படின்ற மாதிரி. ஒரு அதுதான் அது விவரிக்க முடியாத அந்த அனுபவம். எனக்கு ஒரு சந்தோஷத்த கிடைச்சது. எதிர்பார்ப்புகளோட தான் இருக்கிறோம். அதாவது இப்பிடி ரொம்ப, என்ன சொல்றது? அ எல்லை மீறிய நிலைக்கு நம்ம மனநிலை போய்விடக்கூடாதுன்றதுனால தான் 10 மாசம் எதிர்பார்ப்ப இறைவன் நம்ம மனசுல வச்சுடறாரு. அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி. அ ஆமா தாய்மார்களுக்குன்னு சொன்னோம்னா அவங்க படுற பாடுகள். பாவம்! அவங்க படுற பிரயாசங்கள். ஆனா அது எல்லாமே, எ உலகத்திலயே மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு ஒரு அனுபவமாக இருந்தாலும், அந்த நீங்க 10 மாசம் பெண்கள் வந்து, அந்த குழந்தைய கருவுல சுமந்து, அத ஒரு அதற்கொரு உயிர, உய் கொடு இறைவன் கொடுக்கிற உயிர நம்ம பாதுகாத்து, அத வளர்த்து, அந்த உயிர ஊட்டி, வெளில கொண்டு வந்து குடுக்கிற வரைக்கும், உலகத்துல நான் இப்படி கூட சொல்வேன். ஒரு ஆண்மகனுக்கு வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை க காப்பாற்றுகிறதற்கு, அ நெற்றி வேர்வை நிலத்தில சிந்து, பாடுபட்டு அ சம்பளத்தை, ச க ப பொருள் ஈட்டி, அந்த குடும்பத்த காக்கிறாங்க பார்த்தீங்களா! அவுங்க பெலன் இருக்கிற வரைக்கும். அந்த அதையும் மிஞ்சினதான ஒரு பிரயாசத்த, அவுங்க அந்த நீங்க பெண்கள் வந்து ஒரு 10 மாதத்தில நிச்சயமா.
ம். புரியுது, புரியுது. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாமா. ஆமாங்க. 10 மாசத்துல ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்கக. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அனுபவிக்கிறாங்க. ஆமா. அது என்னுடைய ஒரு மதிப்பீடு. இப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால அவுங்களுக்கும் ஆமா.
கண்டிப்பா. கண்டிப்பா! அது தான் உண்மைனே சொல்லலாங்க. ஏன்னா அது வந்து, அந்த 10 மாசத்தில ம் அவுங்களுக்கு இல்லாத மாற்றங்களும், அவுங்களுக்கு அ பட்ற ஒரு வேதனையும், அத வந்து அவுங்க அந்த குழந்தைய பாத்த அந்த ஒரு நிமிசத்த, அந்த 10 மாசம் வலிலாம் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமாவே இரு தெரிஞ்சிருக்காது, <tsk> அந்த குழந்தைய பாக்கிற சந்தோஷத்த. கண்டிப்பா, கண்டிப்பா.
அதைத்தான் சொல்ல வந்தேன் நானு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் உங்க கிட்ட. ஆமா. இது வந்து எ எ எ அதாவது என்னுடைய மனைவியினிடத்தில, அதாவது நான் பழகுகிற எ என்னுடைய தாயோ, என்னுடைய அக்கா தங்கைமார்களோ, அல்லது வெளி சமுதாயத்தில இருக்கிற சகோதரிகளிடத்திலயோ, நான் பழகி பேசிய விதத்திலிருந்து அ ஒரு பெற்றோரகும்போது அவர்களுக்கு எப்டி என் எனக்கு இருக்கிற உணர்வு சொன்ன மாதிரி தான் அவுங்களுக்கும். அவுங்க கிட்டேருந்து. நான் எல்லாத்துக்கிட்டேயும் ஆராய்ந்து அறி அறிஞ்ச பிறகு நான் சொல்ற ம் விஷயம் தான் இது. அது அப்ப அ அவங்க உணர்வு எப்டின்னா அப்டிப்பட்ட எப்பேர்பட்ட உலகத்தின் மகாப்பெரிய வேதனையாக இருந்தாலும், அந்த வேதனையெல்லாம், ஒரு சாதனையாக ஒரு அழகான ஒரு சந்தோஷமாக, ஒரு வெற்றியாக மாற்றிக் கொடுக்குற தருணம் தான், அந்த குழந்தைய பெற்றுக் கொள்கிற தருணம். இது தான் பெற்றோர், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டதான ஒரு உணர்ச்சிகளுக்கு நாம் கடந்து போகிறோம். இந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு எல்லையை நிர்ணயிக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து உண்மையிலயே.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப் மாறிடும். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாது ம் குழந்தை பிறந்து ஒரு முதல் மாதம், அதை நீங்க எப்பிடி பார்த்துக் கொண்டீர்கள்? எப்பிடி சமாளித்தீர்கள்? ஏன்னா, பாத்தீங்கன்னா, அந்த மொதொ மாதம் வந்து ரொம்பவே கடினமா இருக்குங்தான். அப்டி சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஆ, என் ரொம்ப பழக்க ஏன்னா வயித்துக்குள்ளருந்து ஒரு வளர்ந்த, அந்த சூட்‌ல வளந்துட்டு வெளிய வந்த உடனே அந்த குழந்தையோட, அ தூக்கத்துக்கு அது ரொம்ப தூங்கிட்டே இருக்கும். ஆனா எழுந்து அழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி இருக்கம் போது, நமபளுக்கு அந்த நேரத்துல தூக்கம் இருக்காது. ஆ, அந்த நம்பளுக்கு திடீர் என்று பாத்தோனா, அந்த குழந்தைய பாக்கும்போது நம்பளுக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த மாரி நிறைய உணர்ச்சிகள் மாறி மாறி நம்பளுக்குமே அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஒரு முதல் மாதத்த நீங்க எப்டி கடந்து வந்தீங்க?
ம்ஹ்ம். ம்ஹ்ம் ஆமா. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பாக. இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அது நான் ஒரு தகப்பன். என்னுடைய ஏ எ என்னுடைய அனுபவம் அதாவது இந்த கொ கொழந்தையை பெ பெற்ற விஷயத்துல அல்ல. பெற்றோர் அப்படின்ற விஷயத்துல நான் ஒரு தகப்பன் இல்லையா? அ என் என் என் என்னைய விட என்னுடைய மனைவியாகிய எ என்னுடைய இன்னொரு சரீரத்தினுடைய ஒரு பகுதி என்னுடைய மனைவி இல்லயா? அவுங்களுக்கு என்ன விட இது மகா பெரிய ஒரு ஒரு பங்கு இரு இருந்தது. அத நான் மதிக்கிறேன். அத நான் ஒத்துக்குறேன். அவர்களை விட எனக்கு என்ன அவ்ளோ பங்கு? அது என்னா தான் நான் கூடவே இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள எல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்தாலும், அந்த பிள்ளை வளர்ப்புல அந்த தாய்க்கு இருக்குற பங்க வந்து ஒரு தகப்பனால பா கொடுக்க முடியல. ஆமா அடைக்க முடியல. அதனால ஆனாலும் முடிந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைய எடுத்துட்டீங்கன்னா நான் இந்த பரவசம் எனக்கு வந்து 1 மாதம் நீடித்தது. நான் அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்தேன், புரிந்து கொள்ளுங்கள். ஆமா வெளிநாட்டிலும் நாம் தலைநகரிலோ அல்லது நகரங்களிலோ நாங்கள் இருந்தோம் என்றால் உடனடியாக வெளியே வர முடியும். வந்-வந்து அதாவது உதாரணத்துக்கு இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் அரபு தேசங்கள்ல பாத்தோம்னா சில பேர் பாலைவனங்களுக்குள்ளாக சென்று வேலைகளைப் பார்ப்போம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம் கண்டிப்பா, கண்டிப்பா. அடைக்க முடியாது. <snorts> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ! அச்சச்சோ! சரிங்க, சரிங்க, ஆ. அது கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ. ஆமா, ஆமா, ஆமாங்க.
அங்கே வந்து ஒரு சில அ ஒப்பந்தங்களுக்குள்ளாக கடந்து போயி தான் பாக்கணும்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது, புரியுது.
அப் அ அ இந்த இந்த நாட்களுக்குள்ள எவ்வளோ பெரிய எமர்ஜென்ஸியா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக மட்டும் தான் அந்த மாரி அனுப்புவாங்க. அப்ப அ எனக்கு நான் அப்போதான் விடுப்பிலிருந்து சென்றிருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய அந்த கால அட்டவணை விடுப்பின் அவகாசம் அந்த மாதிரி அமைந்திருந்தது. அப்பதான் ஆமா. அவ பிறக்கறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் போயிட்டேன். அப்ப எனக்கு உடனடியாக திரும்பவுமாக அந்த பாலைவனத்திலிருந்து நான் நகரத்திற்கு வந்து, அப்பறம் இந்த விசா ப்ராசஸிங்கிற எல்லாம் செய்து உடனடியாக விடுப்பு எடுத்து, இது ஒரு பெரிய உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய நிறுவனங்களிலே அ சாத்தியக்கூறு அதனால 1 மாதம் கழித்து தான் என்னுடைய பிள்ளையை வந்து என்னால பார்க்க முடிந்தது. அதுவும் 1 மாத விடுமுறையில் தான் என்னால இருக்க முடிந்தது. உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் அதுவும். என்னன்னா நம்முடைய நிர்பந்தமான ஒரு சூழல். ஆமா, ஆமா. வெளியில நினைத்து பார்ப்பார்கள் இந்த பெற்றோர்களை வெளிநாட்டு பெற்றோர்களை பார்க்கும், அவர்களெல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். அழகான சொகுசுக்கார்கள் இருக்கும். வேறு மாதிரியான வாழ்க்கை தரம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்லுவேன் அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல. அதனால தான் நான் இந்த குடும்பத்துக்காக வேண்டிதான் வேலை அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிதான். நம்ம பெற்றோர் ஆயிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய வெளிநாட்டு வேலையை தொலைத்து விட்டு, நான் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி வந்தேன். உடனடியாக அந்த கை குழந்தையோடு ஆமா. கை குழந்தையோடு என்னுடைய மனைவி அங்கே அழைத்துக் கொண்டு நம்ம போ குடும்ப உறவு முறைகள்ல வந்து ந அநேக உதவிகள் கிடைக்கும். இதுதான் நம்முடைய சமுதாய கலாச்சாரம் இல்லையா? இப்ப நான் என்னுடைய மாமியாரையோ என்னுடைய அம்மாவையோ இதன் விஷயத்தில என்னுடைய மனைவியோடு கூட சேர்த்து என்னுடைய பிள்ளையை சேர்த்து கொண்டு அங்க போய் வைத்தெல்லாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம வாழ முடியாது இல்ல? அப்ப ஆ இந்த மாரி சந்தர்ப்பத்தில ம்.
ம். சரிங்க, சரிங்க. புரியுது, புரியுது. ஆ. புரியுது, புரியுது. ம். சரிங்க, சரிங். ஓ! சரி, சரி. ஆமா. புரியுது, புரியுது. ஆமா, புரியுதுங்க. அச்சச்சோ! ம். ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு ரொம்பவே புரியுது. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படீன்னு நெனைப்போம் ம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஆ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அப்போ நீங்க இந்த வராத இந்த 1 மாசம் வந்து அவங்களுக்கு உதவியா யாராச்சு இருந்தாங்களா? எப்படியும் <tsk> அம்மா, அப்பா. ஆ.
ம். நிச்சியமாக. ஆமா என்னுடைய தாயும் இருந்தார்கள். அவ் என் மனைவியினுடைய தாயும் இருந்தார்கள். இருக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் அது அதுவும் ஒரு பெண்களாக இருந்தபடியினால அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை அறிந்து பிள்ளைகளுடைய அம் செய்ய முடிந்தது. எனக்கு அந்த பாக்கியம், கொடுப்பினை 1 மாதத்திற்கு கிடைக்கவில்லை. ஆனால் வந்த பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் விடுப்பு கொடுத்துவிட்டு, நான் அநேக காரியங்களை நான் பொறுப்பு எடுத்துக் கொண்டேன் என்று தான் சொல்ல முடியும். ஆமாம். அநேக நேரம் பிள்ளை தூங்க முடியாத வேளைகளிலே கூட அந்த அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை கற்று வைத்துக் கொண்டு, அ என்னாலே அ ஒரு தகப்பனால அந்த 1 மாச, 2 மாசக் கொழந்தைக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த கடமைகளை எல்லாம் நிச்சியமா தவறாம செஞ்சேன். அந்த ம் ஆனா எல்லாவற்றையும் பாலூட்ட என்னால முடியாது இல்லையா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் என்னுடைய மனைவியானவளை நான் அணுகி அவள் அவ் அவர்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக, தொந்தரவென்று சொல்ல முடியாது. அவர்களுடைய கடமை. இப்டித்தான் ஆமா. இப்டித்தான் அதேபோல தூக்குறது, வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவமோ இதுலெல்லாம் இருக்காதுன்றதுனால வெளிப்படையா அவங்களுக்கு அந்த அந்த குழந்தையை பராமரிக்கிற விஷயத்திலே என்னுடைய அத்தைக்கும் என்னுடைய அம்மாவிற்கும், என்னுடைய மனைவிக்கும் என்ன ஒரு ஒ அ ஒரு என்ன சொல்றது? ஆதரவாக என்னால் இருக்கக்கூடுமோ முடிந்த அளவுக்கு அவர்களுடைய மற்ற வேலைகளை நான் பார்த்துக் கொள்வதே அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் இல்லையா? அத நா செ அத நான் செஞ்சேன்.
ம். சரிங்க, சரிங்க. ம். புரிய முடிஞ்சுச்சு. கண்டிப்பா. எடுத்துக்கிட்டீங்க. ஆ. அ புரியுது, புரியுது. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்ம. கடமை. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அந்த ஒ 1 மாதம் உங்களுக்கு எது என் ஒரு ஏக்கத்திலயே தான் இருந்திருப்பீங்க அப்படீன்னு தானே இருக்கும்.
உ ஆ ஆமா 1 மாதம் நிச்சியமா பல கனவுகள். நான் தான் நான் முதல் சொன்ன அந்த பரவசமான அனுபவம் எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்த உடனே கிடைச்சுரும். எனக்கு 1 மாசம் அது தொடர்ச்சியா இருந்தது. அது அது என்ன சொல்றது த்ரில்லுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் அனுபவித்தேன். அந்த என்ன சொல்றது? அந்த சஸ்பென்ஸை நான் அனுபவித்தேன். ஆமா.
ம். ஆமா. ஆ. கண்டி கண்டிப்பா. ஆமாமா. கண்டிப்பா. இருந்தாலும் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்க தானே செஞ்சுருக்கும். "ஐயோ! நம்ம குழந்தைய பிறந்ததும் நம்மாளால பார்க்க முடியலையே" அப்டின்ற ஒரு அந்த
எதிர்மறையான ஏக்கம். ஒரு விதத்தில இந்த பரவசம் நீடித்துக் கொண்டே இருந்தாலும், அது எதிர்மறையான ஏக்கம் மனசுக்குள்ள நிச்சியமாக அது இருந்து கொண்டே தான் எத்த அதாவது எடத் எடுத்த எடுப்பிலே புகைப்படத்தை எடுத்து அனுப்பவும் மாட்டேன்னு சொன்னார்கள். ஆனாலும் நான் ப செய்த தொந்தரவின் காரணமாக பிள்ளையுடைய படத்தை எடுத்து அனுப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஆமா. வேற வழி இல்ல. அதெல்லாம் வுட்டுத் தள்ளுங்க. பல் தாய் தகப்பனுடைய பாசத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைக்கலாம் ஒண்ணும் ஆகாது. அதனால ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி, அந்த புகைப்படத்தை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளையோடு <chuckles> கொஞ்சி நான் விளையாடிக் கொண்டிருக்க உடனான சூழ்நிலையை நான் உணர்ந்தேன்.
ம். கண்டிப்பா. ஆ. இருக்கும். ஆமா, ஆமா. ஆமாமா. அனுப்பிச்சுட்டாங்க. ஆ. கண்டிப்பாங்க. <laughs> ஆம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ரொம்பவே அ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்டின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா ம் நம்ப அ நம்ப கூடவே இருக்கும்போது கூட சில குழந்தைங்கலாம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தரேன்னு சொல்லும்போதே நமக்கு மனசு பட படன்னு அடிச்சுக்கும். "ஐயோ! நம்ப குழந்தைய இன்னும் பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே" அப்டின்ற மாரி. இப்ப எனக்குமே அப்டிதாங்க. சி செக்ஷன் தான் எனக்கு. அப்டின்னுபோது ஒரு 1/2 மணி நேரத்தில நான் வெளிய வந்துட்டேன். ஆனா என்கிட்ட காமிக்காம முதல்ல கொண்டு போய் என் கணவர்கிட்டயும், அம்மாகிட்டயும் குடுத்துட்டாங்க. அந்த ஒரு அ அந்த ஒ
நிச்சியமா. ம். ம். கண்டிப்பா. அதான் உங்களுக்கும் ஒ அதுதான் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம். எனக்கு ஒரு 1 மாசம். <chuckles>
ஆமா. அந்த ஒரு ஏக்கம். எனக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்குன்னு வியா நல்லா நான் போய் பார்க்கறதுக்குள்ள 20 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அதுவே கொஞ்சம் ஐய்யய்யோ! என்ன என்கிட்ட காமிக்காம நீங்க அங்க போய் குடுத்துட்டீங்கன்னு நான் டாக்டர்ட்டயே கேட்டேன் "இல்லம்மா கொஞ்சம் அதுதான் ப்ரொசீஜர் நாங்க அப்டி தான் குடுப்போம்" அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்டின்னும்போது <tsk> உங்களுடைய ஏக்கம் எனக்கு என்னவென்ட்டு நல்லாவே புரியுஞ்சு.
ஆமா. ம் ம். ம். ம். ம். நிச்சியமா புரிஞ்சுதுங்க. ஒரு 20 நிமிஷத்தில நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்த நான் 1 மாசம் அனுபவிச்சேங்கின்ற பட்சத்தில உங்களால தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். அதனால ஒரு வினோதமான அப்டித்தான் சொல்ல முடியும் இல்ல? ஒரு பரவசமான ஒரு ஆமா. அனுபவம் என்று தான் இதை நாம் சொல்ல முடியும். ம்.
1 மாசம். ஆமா. இது கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. வேற வார்த்தையே இல்ல. அ கண்டிப்பா, கண்டிப்பா. ஒண் நீங்க ரொம்பவே அழகாவும் கரெக்டாவும் சொன்னீங்க அப்டின்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா அ 1 முறையா நம்ப ஒரு குழந்தையை நம்ப ஒரு பெற்றோரா ஆறத் அப் அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அத ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அத வந்து அவங்க கூட இருந்து ஒரு மனைவி கூட இருந்து பார்க்கறது வேற. நீங்க ஒரு துலைவில இருக்கீங்க அப்டின்னும் போது குழந்தை பிறக்க போதுன்ற ஒரு ஒரு <tsk> "ஐய்யயோ! நம்ம அந்த இடத்தில பக்கத்தில இருக்க முடியாதுன்ற ஒரு கவலையா இருக்கட்டும், ஆ ஏக்கம், கவலை அதுவா இருக்கட்டும். அதுக்கப்பறம் நீங்க அந்த பரவச நிலை, நீங்க சொல்லும் போது எனக்கு அப்பத் தெரியல. நீங்க அப்பறமா இந்த 1 மாசம் நான் கூட இல்லைன்னு சொல்லும்போது தான் உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு கவலை அந்த இடத்தில இருந்திருக்கும். ஒரு பர இருந்தாலுமே அந்த இடத்தில எவ்வளவு பெரிய கவலை இருந்திருக்கும்ன்றதை என்னால ரொம்பவே அழகா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நீங்க தருணத்தை கேட்டா நீங்க எப்டி உணர்ந்தீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி.
தெரியும். ஆச்சரியம். அதுவே பெரிய ஆச்சரியம். ஆமா. ம். ம். ஏக்கம், கவலை. ம். ம். நிச்சியமா. கண்டிப்பாக. நன்றி, நன்றி. சிறப்பு. நன்றி, உங்களோடு கூட <chuckles> என்னுடைய இந்த பரவசமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறதற்கு இறைவன் கொடுத்த நேரத்திற்காக உங்களுக்கும் இறைவனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி!